இப்பிடி வந்து என்ன ஆகும் அப்பிடின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நடத்தி முடிச்சிடுவாங்க. அதுக்கப்புறம் அந்த பிரசாதம்
எத்தனை மணிக்குங்க? இதெல்லாம் எத்தனை மணிக்கு முடியுது? உங்களுக்கு இதெல்லாம் நீங்க தொலைக்காட்சி பாக்கத்தில எத்தன மணிக்கு முடியும்?
6 1/4குள்ள முடிச்சிடணும். அம்மா தான் பூஜைய முடிச்சுட்டாங்களே!
ஆமா. இல்லீங்களா? கொஞ்சம் நேரம் தான் கிடைக்குது. <laughs>
இல்லையே. நமக்கு பூஜை போட்டுருவாங்க, அந்த டயத்தில. அப்புறம் நமக்கு அதுக்கப்புறம் பூஜை வந்துரும். அதனால நம்ம அழகா நல்ல புள்ளையாட்டும் நம்ம என்ன பண்ணிடணுனா? போயிடணும். அவிங்க என்ன பண்ணுவாங்கன்னா, வாசல்ல 2 விளக்க ஏத்துவாங்க.
ஓ!
எப்போதுமே வாசல்ல 1 விளக்கு இருந்துகிட்டே இருக்கும்.
அதாவது, அந்த கேட்டுக்கு இந்த பக்கம், அந்த பக்கங்களா?
அந்த மாடமும் இருக்கும், இல்லையா? யாராச்சும் நில வாசல் இருக்கும். அந்த நிலவாசல்ல வலது பக்கம், இடது பக்கம். 2 பக்கமும் என்ன பண்ணுவாங்கன்னா, விளக்கேத்தி வைப்பாங்க. அதுக்காகவே அந்த காலத்தில அந்த மாடமலாம் அப்பா கட்டி வச்சிருக்காங்க.
ஆமா. நல்ல விஷயங்க. ஆ. அத சொல்லுங்க. அ.
அந்த மாடம் வந்து என்ன பண்ணிடுவாங்க? அப்படினா, அது அழகா அந்த அகல் விளக்கில எண்ணெய் ஊத்தி விளக்கு ஏத்திருவாங்க. உள்ளற வந்து பார்த்தீங்க அப்பிடின்னா, அந்த காமாட்சி விளக்குன்னு சொல்லுவாங்க, இல்லையா? அந்த காமாட்சி விளக்கில விளக்கு ஏத்தி, அ சாமி கும்பிட்டுட்டு அந்த பிரசாதத்தெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா? நம்ம சாமி சில சமயங்கள்ல நல்லா சுவையா வாசமா இருக்கும். சக்கரை பொங்கலு, கேசரிலாம் பண்ணி சாமி கும்பிடுவாங்க. அப்ப, எப்படா, எப்படா நமக்கு கிடைக்கும்? அப்பிடிங்கிற மாரி அப்பலாம் மட்டும் வெளில ஓட மாட்டோம், நாங்க.
சரிங்க. அ. சிறப்புங்க. <chuckles> குழந்தைங்க இல்லைங்களா? அதான். அ.
அப்பலாம் ஓட மாட்டோம். அப்பலாம் வாசம் வந்து நமக்கு கம கமன்னு வருமே! நமக்கு எப்படா கிடைக்கும்னு சொல்ட்டு வீட்டிலேயே உட்காந்துருப்பேன். அப்பப்ப அம்மாகிட்ட, "அம்மா கொஞ்சோடு குடேன். சாப்புட்டு பார்க்குறேன்." அப்பிடீம்பேன், அம்மா வந்து கொஞ்சம் வந்து கடவுள் நம்பிக்கை அதிகன்னால தரமாட்டாங்க.
<laughs> அ. சாமி கும்பிட்டதுக்கு அப்பறம் தான், பிரசாதம்லாம் உங்க கைக்கு வரும்.
"சாமி கும்பட்டதுக்கு அப்புறமா தான்." அப்படின்னு சொல்லி சொல்லிடுவாங்க. "அம்மா ப்ளீஸ்மா! குடும்மா." அப்பிடின்னா, "ஆவவே ஆகாது. நீ கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு." அப்பிடின்னு சொல்லிட்டு. இல்லையா, நாங்க என்ன
சரிங்க. <chuckles> அதாவது ரூல்ஸ் ராமானுஜம் மாதிரி. அ.
ஆமா. அதனால என்ன பண்ணிருவாங்க. அப்பிடின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த விளக்கெல்லாம் ஏத்தி வச்சுட்டு, அவங்க வந்து அதுவும் வெள்ளி, செவ்வாய்னால கொஞ்சம் நீண்ட நாளா நீண்ட நேரம் வந்து என்ன பண்ணிப்பாங்க அப்படின்னா, பூஜை பண்ணுவாங்க என்ன பண்ணுவாங்கன்னா? அந்த கறி எல்லாத்தையும் மூட்டி சாம்பிராணி போடுவாங்க. அதாச்சா
சரிங்க. நல்ல விஷயங்க. வீட்டுக்கு ரொம்ப அப்படியே நல்ல விஷயங்கள் சேர்க்கிற ஒரு விஷயம் சொல்லுங்க. அ.